சரியா சொன்னீங்க. ஆனா இதுல இப்போ வந்து ஒரு அ டெக்னாலஜி பத்தி அதிகமா தெரிஞ்சவங்க. இது வந்து சரியான அ வெப்சைட்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இது உதவியா இருக்கும்ன்னு சொன்னீங்க. ஆனா இந்த காலத்தில பெரியவங்கள் கையிலயும் வந்து மொபைல் ஃபோன் இருக்கு. அவங்க இந்த மாதிரி பேமென்ண்ட் பண்ணும்போது அதுல தவறுதல்லாம் நடந்துருச்சுனாலும், இல்ல அ தன்னோட பணம் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பெரிய மனவேதனைக்கு உள்ளாயடுறாங்க. இத பத்தி நீங்க எப் என்ன நினைக்கறீங்க. இல்ல இதுக்கு வந்து அ இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் அவங்க வந்து அ ஃபாலோ பண்ணலாம் அப்டின்னு உங்ககிட்டருந்து ஏதாவது குறிப்புகள் இருக்கா?
ஆ. கண்டிப்பா. ம். ஆமா. இல்ல. இது இது ரொம்பவே சரியான ஒண்ணு. ஏன்னா வந்து முதியர்களும் சரி, இப்ப குழந்தைகள் மாரி தான். அவங்களுக்கு இந்த காலத்து தொழில்நுட்பங்கள்லா அந்த அளவுக்கு தெரியாது. ஒண்ணு நம்ம வந்து ஒரு நம்ம அவங்களுக்கு நல்ல முறையில வந்து ஏதாவது சொல்லிக் குடுக்கணும். இந்த மாரி தான் செய்யணும்னு. அவங்க அத வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆனா, தைரியமா அத வந்து அவங்ககிட்ட குடுக்கலாம். அத. அ இந்த மொபைல்ல பேமெண்ட் செய்யுங்க அப்படின்னு குடுக்கலாம். அது தவுத்து அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில வந்து முடிந்த அளவுக்கு அவுங்ககிட்ட அந்த மாரி சில தொழில்நுட்பங்கள் குடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து சில பேர்த்துக்கு மேல வந்து சில விஷயங்கள அவங்களால எடுத்துக்க முடியாத இருக்கும். <tsk> அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல் விட அவவுங்களால அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் இருக்கலாம். அது அவங்களோட தவறு இல்ல. அது முடிஞ்ச அளவுக்கு நம்மலாம் கூட இருந்து வேணா, அத வேணா பார்கலாமே தவிர்த்து, அ அவங்க கிட்ட குடுத்து பண்ணது வந்து இன்னும் வந்து அது பிரச்சனைய தான் அதிகப்படுமே தவிர்த்து. அ அது வந்து கம்மி பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மள தொழில்நுட்பம் நல்லா தெரிஞ்சு அவங்க வீட்லயே அத வந்து தொழில்நுட்பம் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அது பண்ணலாம். ஏன்னா என்னோட அனுபவத்தில நான் சொல்ற விஷயம். ஏன்னா இப்ப என்னோட எனக்கு தெரிஞ்ச முதியவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா, நான் அவங்ககிட்ட குடுக்க மாட்டேன். என் வீட்ல இருக்கட்டும். இப்ப என்னோட பாட்டியோ, தாத்தாவா இருக்காங்கன்னா, அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் தெரியல அப்படின்னா, அவங்க கிட்ட அந்த வேலைகள் நான் குடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருவேன். இல்ல தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட என்னோட குடும்பத்தில சார்ந்த யார ஒருத்தவங்க கிட்ட நான் அத குடுத்துக்குவேன். அவங்க அத பார்த்துக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்த செஞ்சு அது இன்னும் பல பிரச்சனைகள் உண்டாகும். ஏன்னா, அவங்க நேரடியா போய் ஒரு இடத்துல இருந்து அந்த விஷயத்த வாங்கி இப்போ வந்து ஒரு அ கரண்ட் பில் கட்டு்றதாகட்டும், இல்ல வங்கிக்கு போறதா இருக்கட்டும். அதெல்லாம் அவங்க நேர்ல போய் பழகனவங்க. இப்போ இந்த காலத்த நம்மள மாரி ஆட்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டதாவே இருக்காது. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்றேன்.
ஆமா. ம். <chuckles> ம்ஹ்ம். ம்ஹம். ம். ஹ. ம். ஆமா. <laughs> கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க. அ பெரியவங்கள் வந்து நேர்ல போயி அவங்க அத செஞ்சு பழக்கப்பட்டாங்க. நம்மலாம் வந்து மொபைல் ஃபோன் வச்சே பண்ணிடுறோம். இந்த மாற்றம் வந்து இந்த கால தலைமு தலைமுறையினர் வந்து சோம்பேறியா ஆக்கியிருக்கு. அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ம். ஆமா. ஆமா.